ஆமா. அப்போ தான் வந்து அவங்களோட அந்த அந்த லிசனிங் கெப்பாசிட்டின்னு ஒரு வேர்ட் வேர்ட் சொல்லுவாங்கல ஆங்கிலத்துல. அவங்க எந்த அளவுக்கு அந்த கவனிக்கிறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க! அது கதையோட பாக்காம, அவங்களோட ஞாபகத்திறன், இது எல்லாமே அதுல வந்து அ கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான ஒரு இது. நான் இது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டான கதைதான். இது எல்லா கதையுமே, இந்த மாதிரி நானு என்னோட உள்ள கொஞ்சம் அந்த மசாலாக்களை தூவிதான் குடுப்பேன், குழந்தைங்களுக்கு. எந்த எத சொல்றதா இருந்தாலுமே. அந்த மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து, அந்த திங்ஸ்லாம் வாங்கி குடுத்தாங்க, எ எழுதி குடுத்தாங்களா! அந்த பசங்க போயி ஒரு கடையில இதெல்லாம் வாங்கிட்டு, கரெக்ட்டா சில்ற வாங்கிட்டு வந்தாங்க. பாட்டி எவ்ளோ காசு குடுத்தாங்க? அதுக்கு எவ்ளோ போச்சு? இதெல்லாம் கரெக்ட்டா பாத்துட்டு, அந்த சில்லறை வாங்கிட்டு வந்து பாட்டி கிட்ட குடுத்துட்டாங்க. அது
ம். ம். ம், ம், ம். ம். ம். ம். ம். ம். சரி, சரி. ம், ம். ம். ம். ம். ம். ஓ, நீங்க கணிதத்தையும், அதுல சொல்லி தர்றீங்க. ம், ம்.
ஆமா, அவுங்களுக்கு வந்து தெரியணும்ல! ஆ ஓ இது இது வந்து, அவுங்களுக்கு வந்து, கொஞ்சம் அறிவுபூர்வமாவும் இருக்கும், கதை கேட்ட மாரி இருக்கும், சுவாரஸ்யமாவும் இருக்கும், கொஞ்சம் ஈடுபாடோட கேப்பாங்க.
ஆமாமா. ம். ஆ, அ. ம்.
சரிங்களா! அ, அப்பிடி சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வடையை வந்து ரெடி பண்ணலாம். அந்த ரெசிபி பேரு என்ன? "வடை" எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னா, எல்லாரும் "வடை" அப்படின்னு சொல்லுவாங்க." ஆக்ஷனோடு செஞ்சு காட்டுங்க." அப்படின்னு சொல்லுவேன். ஆக்ஷனோட அவங்க செஞ்சு காட்டுவாங்க. அ தென், அவுங்க வந்து அந்த மாரி ஒரு ரெசிபி செஞ்சு வச்சாங்க. அது வந்து வடை. அது வந்து ஒரு ப்ளேட்ல நீட்டா, அழகா அடுக்கி வச்சாங்க. ஏன் அப்படின்னா பாக்கும்போதே அழகா இருந்தா தானே நமக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால, அவங்க நீட்டா அ அழகா அடிக்கி வச்சாங்களாம். அந்த டைம்ல, ஒரு பர்ட் வந்து அங்கே என்ட்ரி கொடுத்துச்சு. அது என்ன பர்ட் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க! கெஸ் பண்ணுங்க! அப்படின்னு சொன்னா, ஆள் ஆளுக்கு ஒரு பர்ட்ட சொல்லுவாங்க. அ அப்போ மயில் வந்துச்சு, குயில் வந்துச்சு, காக்கா வந்துச்சு. எல்லா ஆளுக்கு ஒரு பர்ட்ட சொல்ல, "இல்லல்ல. இது கிடையாது. இது வேற." ஒரு சில டைம் வந்து காக்கா வந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. "இல்ல. அது பழைய கதை. புதுசா ஒரு பர்ட் வந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு புதுசா ஒரு பர்ட்டோட பேரு, அது அந்த இடத்துல சொல்லுவோ, "அந்த பர்ட் தான் வந்துச்சா! ஆமா. அதுக்கு வந்து வடனா ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லுவேன் நானு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் கொஞ்சம் சைன்டிஃபிக்கா இதெல்லாம் எடுத்து குயஸ்ஷன்ஸ்ல எடுத்து வச்சிருப்பேன், குழந்தைங்களுக்கு எத, எந்த விஷயம்லாம் தெரியப்படுத்தணும்!
ம். ஓ. ம், ம். ம். ம். ம். ஓ. ம், ம். ம், ம். ம், ம். ஓ. ஆ. ம், ம். ம். ம். ஓ. ம். ஓ! நானும் வந்து பாட்டி கதை கேட்டுருக்கேன். ஆனா வந்து, இவ்ளோ வந்து அட்வான்ஸ்டா கேட்டதில்ல. இதுதான் முதல் முறையா வந்து ஃபுல்லா ஒரு மசாலா கதையா கேக்குறேன் இத.
<laughs> நான் எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த மசாலாவோட தூவி சொன்னாதான், அவுங்களுக்கு வந்து மனசுல நல்லா வந்து அது நிக்கிது. நான் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டாலும், "ஆமா, அன்னைக்கு பாட்டி என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க சொல்லுங்க?" அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க.
ஆ. ஓ. ஓ. ம். அதாவது, சேமியா உப்மால வந்து மேகி மசாலாவ போட்டுருக்கீங்க நீங்க. <chuckles> மேகின்னு சொல்றீங்க பிள்ளைங்கள்ட்ட. <chuckles>
<laughs> ஆ அது, கரெக்ட்டா கார்னிஷிங் பண்ணி கொடுத்ததுனால நம்பி சந்தோஷமா வேற சாப்பிட்டுறாங்க நிம்மதியா. நமக்கு தேவ என்ன? அவுங்க அதை சாப்பிடணும். அதை சாப்பிட வைக்கணும். அதுதானே நம்மளோட ஒரு அ ஃபைனலான ஒரு இதுவே. நம்மளோட மூட் சொல்லுங்
அ. அ. ம். ஆ. ஆ, இந்த மாரி ஆ நீங்க கதைய வச்சு வேற என்னென்ன நல்ல கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்றீங்க? இல்ல மத்தவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? குழந்தைகளுக்குனா நீங்க என்ன மாரி ஒரு நீதிக் கதைகள், அந்த மாரி எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா?